ம். சரியா சொன்னீங்க. இதுக்கு கூட ஒரு உண்மையான சம்பவமே சொல்றேன், என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து ஐடி கம்பெனியில நல்ல ஒரு போஸ்ட்ல இருந்தாரு. அவருக்கு திடீர்னு ஆன்டரபன ஆகணும் ஒரு ஆசை வந்துருச்சு ஒரு தொழில முனைவோர் ஆகிடணுன்ட்டுன்னு. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு ரூ. 5,00,000 லோன்ல வாங்கி கடன வாங்கி ஒரு தொழிற்சால ஒண்ணு ஆரம்பிச்சாரு சின்னதா ஒரு 2 மிஷின் வச்சு வாங்குனாங்க. <laughs> வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கூட ஆகல. இப்ப என்னனா என்னால அத ரன் பண்ண முடியல்ல. ரீசன் என்னனா ஆர்டர் வருது. ஆனா வந்து எம்ப்ளாயீஸ் வரமாட்டறாங்க எனக்கு. அதான் சாரி அங்க வந்து என்ன சொல்றேன் லேபர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ரன் பண்ணவே முடில்ல. அத நான் வந்து இப்ப உடனடியா மூடிறேன். இப்ப இந்த மாரி தொழில் விஷயங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்ட மாரி இது பார்ட் டைமா இருந்தாலும் ஃபுல டைமா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ரொம்ப யோசன பண்ணி நம்மளுக்கு முன்னே அதில வந்து யார் எக்ஸ்பெர்ட்டா இருக்காங்களோ அவங்கள கேட்டு தான் அந்த முடிவு எடுக்கணும்ங்க. அத சடன்னா நாம் எடுக்கவே கூடாது. ஏன்னா தொழில அப்டிங்கிறது ஆமா. அனுபவமா இருக்கணும் ஆ கரெக்ட்டா சொன்னீங்க. பர்ஸ்ட் நம்ம புதுசா ஒரு தொழில் போறோம் இல்ல பார்ட் டைமா பண்ணுறோன்னா கூட அத பத்தி நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சு இருக்கணும். அதே மாரி தெரிஞ்சவுங்க கிட்ட ஆலோசன கேட்கணும். கேட்டு தான் அதுகுள்ள இறங்கணுமே தவிர, உடனடியா சடன்னா அந்த மாரி முடிவுகள் எடுக்க கூடாது.
சொல்லுங்க. ஆஹா! அய்யயோ! ஆ. ம். சரி. அது போக கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் இல்லயா? அவங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கணும். ம். ஏன்னா அப்டி எடுத்தோம்னா இப்ப இப்ப அவருக்கு எப்டி வேலை இருக்குதா, இல்ல அடுத்து வேலைக்கு போய்ட்டாரா இல்ல நட்டத்தை எதுவும்
ஸ் ஆமா, இப்ப திரும்ப அந்த கம்பெனிக்கே திரும்ப ஆபீஸ்லயே போன் பண்ணி கேட்ட பிறகு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்கனாங்கலாம். அத போய் மறுபடியும் ஜாயின் பண்ண போறாங்க இந்த மந்த். இந்த ஒரு 3 மாசம் வேஸ்ட்டா போச்சு இல்லயா. ஆ
ம்ஹம். ஆனா இது என்னன்னா ஆ இது என்னென்னா சில பேருக்கு அது ஒரு பயமா கூட ஆயிரும். அடுத்த தடவ தொழில் தொடங்கணும்ங்கிற <chuckles> பட்சத்தில.
ஆமா, ஆமா உண்ம தான்ங்க அது. அதுதான் அது யோசிக்க வேணும்ல ம். ம், ம்.
இப்ப ஆமா, கண்டிப்பா. இப்ப சில நேரத்துல இதே இது வந்து ஒருத்தவங்களுக்கு முடிவு எடுக்க த யோசிச்சிக்க போது ஒரு 3வது நபரோட உதவிய நாடலாமா?

நிச்சியமா, நிச்சியமா. சரியா சொன்னீங்க. ஆமா, அத பத்தி நம்ம சொல்லணும்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வெளியில இருக்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா கரெக்ட் இருக்க வேண்டியதான். ஒரு சோஷியல் அப்டின்னும்போது சொசைட்டில நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்க அத உடனேயே செஞ்சு குடுத்துறோம். அது நல்லதுதான் தப்பு கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வீட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸில ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா, ஒரு ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கனா, ஹஸ்பண்ட் கண்டிப்பா அத அக்ரி பண்ணி எதா செய்யனும். அதே மாரி வைப் கேட்கிறத ஹஸ்பண்ட் செய்ற மாரி, ஹஸ்பண்ட் கேட்கிறத வைப்உம் செய்யனும். அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்லாம். அந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கொங்களேன், அது என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒரு புரிதல்ல வந்து கேப் கண்டிப்பா வர ஆரம்பிக்குங்க. அது, நம்ம சொன்னா இவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டாரங்க. அந்த மாரி ஆ ஆமா, அலட்சியமா இருக்காங்க அப்டிங்கிற மாரி ஒரு மனசில வந்து ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சுரும். இது 2 பேருக்குள்ள என்னன்னா ஒரு உறவுகுள்ள வந்து நிச்சியமா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாரி இருக்க கூடாது. ம்.
ஆமா. அஹ. ஆமா. ஆமா, என்ன சொன்னாலுமே இவரு கேட்க மாட்டாரு. இப்படி தான் அப்டிங்கிற மாதிரி ஒரு இது வந்துரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்ல வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்டின்னு சொல்லி, இல்ல நான் அப்புறம் பார்த்து சொல்றேன்னு சொல்லி சொல்லுவார் கணவரு. அதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தீங்களா, முடிவெடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும்.
ம், ம். ஆமா, ஆமா. ஆ கரெக்ட்டா சொன்னீங்க ஆமா. அதுக்குள்ள அந்த வரனே நம்மள தட்டி போடுற மாரி அந்த பையனுக்கும், பொண்ணுக்கும் வரேன் பார்த்துருக்கோம்னா அத பார்க்கலாம்னா பார்க்கலாம். அப்புறம் செய்யலாம். அப்புறம் பண்ணலாம்னா, அந்த வரன் நம்மள கைய விட்டே மீறி போய்டும். அதனால இன்னைக்கு இருக்கற காலத்துல 3/4 பார்த்தீங்கணா முடிவுகள் 75% பெர்ஸண்டேஜ் உடனடியா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அத தள்ளி போட்டோம்னா, அதனுடைய விளைவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்காதத விட சில நேரங்கள்ல பிரச்சனையா தான் போய் முடியுது. அதனால நம்ம தேர்வுகள் ஆமா, ம், ம்.
கண்டிப்பா, நீங்க வரேன்னு சொன்னதுனால தான் கேட்கிறேன். வரன்கள் எடுத்து வரன்கள முடிவு பண்றதுல இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதில தான் வந்து அதிகமா நேரம் செலவழிக்கிறாங்க குடும்பங்கள்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா, நிச்சியமா. சரியா சொன்னீங்க.
அத் ஆனா, அது எப்டி அவங்க அதில வந்து கு நமக்கு எல்லா விஷயங்களும் சரியா இருந்தாலும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது முடிவுக்கு வரதுக்கு அவங்க என்னன்னா, இல்ல இன்னொன்னு பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் வரும். அது எது மனிதனோட அடிப்படை குணம் இல்லையா?
ம். ம்ஹ்ம். ஆ. <chuckles> ஆமா, சரியா சொன்னீங்க. இத விட பெட்டர்ரா இருக்கலாம் போல இருக்கு பார்க்கலாமே. இப்போ ஒரு வேள ஒரு பணக்கார வீட்ல இருக்கிறாங்கனா, அந்த பையன் வீட்ல இத விட சவரன் போட்டுக் குடுக்கிற பொண்ணா பார்க்கலாமேனுவாங்க. அதே மாரி வேலைக்கு போற பொண்ணா போலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்களுக்குள்ள இத விட பார்க்கலாமே. அதே மாரி பொண்ணு வீடு தான், இத விட நல்ல வரன் வந்தா பார்க்கலாமே. வேற பையன் வந்தா பார்க்கலாமே. இத மாதிரி அவங்க அதிகமான ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்புகள் இருக்கிறதனால நல்ல வரன் கூட கையவுட்டுப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நல்ல வரன் வருதுனா, உடனே முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அத முடிச்சறது நல்லது. ம். ஆ சரியா சொன்னீங்க. ஆமா.
ம்ஹும். ம். அதாவது, "போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற" மாரி, முடிவுகள் நம்ம எடுக்கும்போது நெறையா வாய்ப்புகள் தெரியிற மாதிரி தெரியும். அதில நல்லது என்னதுன்னு மொதல்ல படுதோ அத எடுத்துட்டு போறது நல்லது இல்லையா?
ஆமா, ஆமா. உண்ம தான் அது. கரெக்ட்டா சொன்னீங்க.
கண்டிப்பா. இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையா வந்து ஒரு முடிவெடுக்கிறதுனால நமக்கு நெறைய விஷயங்கள் இருந்தாலும், எப்டி குறுகிய நேரத்தில நல்ல முடிவு எடுக்கலாம்ன்னு அழ தெளிவா சொன்னீங்க. உங்களோட பேசினதில மிக்க மகிழ்ச்சி நன்றி.
ம், ம். கண்டிப்பா. நன்றிங்க.

கண்டிப்பா. கரெக்ட்டா சொன்னிங்க. இப்போ என்னென்னா இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம் நம்ம. ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போய்ட்டிருக்கு. அப்போ நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்ன்னா நம்மளுடைய கலீக்கிட்ட முதல்ல பேசிறோம் கலீக்ஸ் என்ன சொல்றாங்க இத விட பெட்டரா நம்ம பண்ணலாம். சரி நம்ம ஜிஎம் கிட்ட கேட்கலாம் அப்போ ஜிஎம் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடனடியா அந்த அப்ரூவல ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னா ஒரு புது முயற்சி அது. புது முயற்சில எல்லாருமே உடனடியா தேர்வு செய்ய மாட்டாங்கில்லையா. அதில என்னென்ன வந்து என்ன சொல்ற்து ஸ்வாட் அனாலிசிஸ் ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்கு, என்ன வீக்னெஸ் இருக்கு, என்ன அப்போர்ட்யூனிட்டி இருக்கு. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் அந்த முடிவுகள ஓகே சொல்லுவாங்க. அப்ப முதல் எடுத்தொன என்ன சொல்வாங்கனாக்க ஓகே நாங்க வந்து இத பாக்கிறோம். டிசிஷன் நாம எடுத்த பிறகு நாங்க சொல்றோம் நாங்க. ஹையர் ஆதாரிட்டி டிசிஷன் எடுக்கிற பிறகு உங்களுக்கு அத வெளிப்படுத்துறோம் அப்டி தான் சொல்லுவாங்களே தவிர, உடனடியா ஆங்
ஆஹ. சரி. ஆமா. அதாது அவுங்க அவுங்களோட குழுக்களோட சேர்ந்து அ அது குறித்து தீர ஆலோசிச்ச பிறகுதான் முடிவு எடுப்பாங்கங்குறாங்க இல்லயா?
ஆமா, ஆமா. ஆமா. அந்த மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு நாங்க அப்புறம் சொல்றோம். ஒரு 30 டேஸ், 15 டேஸ் கழிச்சு சொல்றோம் இதனுவாங்க. அல்ல அந்த முடிவுகள நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம முடிவு எடுத்துட்டோம்ங்கறதுக்காக அத உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லயா. ஏன்னா ஹையர் அதாரிட்டி சொன்னா மட்டும் தான் அந்த புராஜெக்ட் நம்ம புதுசா ஜாயின் பண்ண முடியும். அதுதான் அந்த மாரி நேரங்கள்ல நம்ம அத ஒத்துக்கிட்ட தான் வேணும். ஏன்னா இது வந்து எல்லாரும் சார்ந்ததா இருக்கு இல்லயா. ஒரு குரூப் ஆஃப் கம்பெனினு சொல்லும்போது அதுதான். ம்.
சரி. இப்ப சில சில பேர் என்னன்னா வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மேல யோ அதாது அ கண்டிப்பா யோசிக்கணும். ஆனா சில பேர் என்னதுன்னா அதிகமா யோசிப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங் அப்டிம்பாங்க, <chuckles> அதனால பார்த்தீங்கன்னா, அத வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னக்கு இல்ல, நாளைக்கு நாள கழிச்சு அப்டின்னு பார்த்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு அவுங்களோட அ ரிசல்ட பாதிக்கும்னு நினக்கிறீங்க?
<sneezes> ம். ம். ஆ <laughs> கரெக்ட் தான். சரியா சொன்னீங்க. ஆமா. இத நான் கரெக்ட்டா சொன்னீங்க. இத நான் ஒரு உண்மையான சம்பவத்திலேயே சொல்றேன். என்னோட வொர்க் பண்ணவங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து ஒரு பிளாட் வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிந்த இடத்தில எத்தனயோ இடங்களில சொல்லிவிட்டோம் போய் பார்ப்பாங்க சொல்லி பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு போகமாட்டாங்க. சரி பார்த்துக்கள்ளலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்படியே சொல்லி சொல்லி இப்ப 6 ஏர்ஸ் ஓடிடுச்சு. இப்போ என்னென்ன பிளாட்லாம் வில அதிகமாிகிட்டுச்சு. இப்ப என்ன பண்ணுறாங்க னா இமிடியேட்டா வாங்கணும்ங்கிறாங்க. பட் அவங்க கேட்கிற பட்ஜெட்க்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் டபிள்டு ஆயடுச்சு. இதில நமக்கு என்ன தெரியுதுனா ஆ ஆமா. சில நேரங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் வந்து நம்பளுக்கு தேவையான ரிசல்ட்ஸ குடுக்காது. அதனால உடனடியா முடிவெடுத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போய்றது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் யாருமே என்ன சொல்றதுன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுலாம் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான நேர படம் நம்மள கையை விட்டு போயிடுது இல்லங்களா அந்த இடம். அதனால தான் அதுதான் அந்த தேர்வுகள் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம சீக்கிரமா எடுத்துறது நல்லது.
சொல்லுங்க. ஆஹ. அதாது அந்த காலம் தவற விட்டுட்டாங்க. சரி. ம். ஆமா.